ஆனா, அந்த பாடல் வந்தப்பமும், எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் பல தடவ கேட்டுருக்கேன். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியோவுல தான் பாடல்கள் கேட்பாங்க வீட்ல. அது அதுக்கப்புறம் நான் கைபேசி உபயோகிக்க ஆரம்பிச்சதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கேட்பேன். ஏன்னா, அந்த பாடல் எப்போ ஒருத்தவங்க சோர்வா இருந்தாலும், வாழ்க்கையோட தத்துவத்த அவ்ளோ அழகா சொல்லியிருப்பாங்க. எப்பிடி பகவத் கீதைங்கிறது வந்து, எப்பிடி வாழ் மனிதன் வாழணுன்னு சொல்லுதோ, அதே மாரி இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ் ஒரு சாதாரணமா அந்த 7 நிமிஷத்தில பாட்டு சொல்லிட்டு போயிரும். எப்பிடி வாழணுங்கிறத.
ம், ம், ம், ம். ம். ஆமா. ம், ம், ம். ம், <shushes> ஆமா, இது <clicks tongue> நெறைய பேரோட காலர் இதுவா இருந்துச்சி. காலர் இசையா இருந்துச்சி இந்த பாடல். நான் அடிக்கடி கேட்டிருக்கேன் நெறைய பேரு, அப்போ அப்போ தெரிஞ்சது. <tsk> அப்போ நுணுக்கமா அவ்ளோ வரிகள் அவுங்க இருக்கு, அவுங்க வாழ்க்கைல, அப்டின்னு.
ம். ஆஹ. சரி, சரி. இப்ப, இதே இது நீங்க சோகமான பாடல்கள் பத்தி தொகுக்குணுன்னா, என்னென்ன பாடல்கள் சேப்பீங்க, அந்த ஒரு லிஸ்ட்ல? ஒன் ஒ தமிழ் பாடல்கள் மட்டும் தானா? இல்ல, வேற மொழி பாடல்களும் கேட்பீங்களா?
இல்லல்ல, இப்போ சோகப் பாடல்கள்னா, நான் தமிழ் மொழி பாடல்கள் தான் எனக்கு. ஏன்னா, அதுதான் கொஞ்சம் உணர்வு குடுக்குது. அந்த ஏன்னா, நம் நம்ம மொழி சார்ந்தது தான், நமக்கு கொஞ்சம் உணர்வு குடுக்கும். மத்த மொழிலாம், நமக்கு வந்து, அத மொழி பெயர்த்து, அது புரிஞ்சுட்டு, நம்ம அத கேட்கிறது, இல்ல. மே பி அது மத்த மொழியில வேணா இசை வந்து நமக்கு சோகமா கேட்குமே தவிர்த்து, மொழிகள் நமக்கு அவ்ளோ தாக்கத்த குடுக்காது. <sniffs>
ஆமா. மொழி சார்ந்து உங்களுக்கு வரதுனா. ஆமா. ஆஹ. கண்டிப்பா. என்னென்ன பாடல்கள், நீங்க சோகமான ஒரு பாடல்களுக்கான தொகுப்பு எடுக்கறீங்கன்னா, என்னென்ன பாடல் கேட்பீங்க?
வெண்மேகம். அந்த பாட்டு இருக்குல்ல. யாரடி நீ மோகினில, வெண்மேகம் அந்த பாட்டு. அதுக்கப்பறமா வந்து தீபாவளியில வந்து <sniffs> காத்திருந்து காதல் வைத்து ஆ, காதல் வைத்து காத்திருந்தேன். அந்த பாட்டு. <sniffs> அதுக்கு அப்புறம் வந்து ஆமா, அதுவும் யுவன் சங்கர் ராஜா தான். அ, இசை.
ஆமா, ஆமா, ஆமா. ம். காதல் வைத்து, காதல் வைத்து க ஆ. ஆமா. அதுவும் யுவன் சங்கர் ராஜா தான், இசை. அதுக்கு முன் ஆமா. வெண்மேகமும் யுவன் சங்கர் ராஜா, அவரோட இசை தான்.
ஆ. யாரடி நீ மோகினில, நெறைய சோகப்பாட்டு வரும். அ, வெண்மேகம். அப்பறமா வந்து வேற இன்னொண்ணு பாட்டு கூட, எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல அந்த இசை. ஆ, அந்த பாட்டு. அதுக்கப்பறம் வேறென்ன <sniffs> சோக பாட்டு, நான் அடிக்கடி கேட்பேன். ஆ, ஆ, செவன் ஜி, ம். 7ஜி. ஆ, அது, அந்த அந்த 7 நிமிஷத்தோட, அந்த இ இது தான சொல்றீங்க? ஆ, ஒரு
சரி, சரி. ம் செவன் ஜி படத்துல அந்த பாடல். கடைசில பின்னணி இசை கேட்டிருக்கிறீங்களா? ஆமா. அதாவது கடைசில படம் முடியும்போது, அவரு அந்த இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பாடல் வரும்.
அது ரொம்ப செ அருமையா, இது பண்ணியிருப்பாங்க அந்த பாடல. செல்வாராகவனும், அது ரொம்ப அருமையா எடுத்துட்டு போயிருப்பாரு, அந்த படத்த.
ஆமா. ஆமா. செல்வராகவன் அவரு இசை யுவன் சங்கர் ராஜாவ வச்சு தான், நெறைய படங்களுக்கு அவரு இசை அமைச்சிருக்காரு. அவரோட படங்கள் பெரும்பாலும்.
ஆமா. நீங்க ஆ ஆ இது 1000தில் ஒருவன் கூட பார்த்தீங்கன்னா ஆனா, செல்வராக இது ஜீ வீ பிரகாஷ் இது பண்ணாரு. அதிலயுமே நான் ஆ.
ஆமா. அது ஜீ வீ பிரகாஷு. ஆனா, தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவரு தான் வச்சுருந்தாரு. அதிகமா.
ஆ. கரெக்டு அ, அந்த 1000தில் ஒருவனுமே வந்து, <tsk> இப்பவுமே நாம பார்க்கும்போது அந்த இசை வந்து நமக்கு தாக்கத்த குடுக்கும். <tsk> ஒரு எப்டி சொல்றது, புல்லரிக்கிற மாரி ஒரு இது குடுக்கும். நெறைய நம்ம சீன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது. <sniffs>
ம். ஆமா. அதாவது பின்னணி இசையோட தாக்கத்த சொல்றீங்க. இல்லையா?
ம், ஆமா. பின்னணி இசை தாக்கத்த சொல்றேன் நானு.